அய்யயோ! ம்.
ஆ என்ன என்ன பண்ணிடுவ? அப்பிடின்னு சொல்லி ஆ அம், மிரட்டுவியா? நீ மிரட்டு. அப்பிடின்னு நானும் அங்க பேச ஆரம்பிச்சிட்டேன். யாருமே இல்லங்க. அப்ப என்னோட ஆ தோழி வந்து அழுவுறாங்க. அவ்வளவதான் நீ இப்பிடியெல்லாம் பேசுற! முடிஞ்சிருச்சு. ஏன் இப்பஜடி பேசுற? அப்பிடின்னு சொல்லி, அப்புறம் நான் என்ன பண்ணேன், நாங்க ஷாப்பிங் வாங்கினதில நிறைய விஷயம் இருந்தது. அந்த பாத்ரூம் அ கழுவுற குச்சி, பக்கெட் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் எடுடி! ஒரு ஆயுதமா எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். பொருளா முக்கியம், உயிர் தான முக்கியம் அப்பிடினேன் நானு. அப்பறமா வந்து நான் என்ன பண்ணேன்? அவுங்க கிளம்பிட்டாங்க வண்டிய எடுத்துட்டு.
ம். <laughs> <laughs> ஆ. ஆ. அ நல்ல விஷயமா போச்சுங்க. கண் ஆ கண்டிப்பாங்க. ம். ம், ம். அதாவது திரும்ப போறதுக்கு வந்து ரெடி ஆய்ட்டாங்களோ! திரும்புறதுக்கு, ம்.
அப்ப கரெக்ட் ஆ நிச்சயமா. அ அவுங்க வந்து என் எதுக்காக ரெடி ஆனாங்கன்னு தெரியல. பின்னாடி ஒரு வண்டி வந்தது. அத நிறுத்தி யாராவது கேட்பாங்கன்ற ஒரு பயத்தில வந்து அவுங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்பி நாங்க என்ன பண்ணோம்? அந்த நிமிஷத்தில வந்து ஆ வா! நம்ம போய் வந்து ஆ போயிட்லாம் அப்பிடின்னு சொல்லும்போது ஒரு 2 3 பேரு வந்துட்டாங்க. பைக்ல பின்னாடியே! அ எங்கள பார்க்கல. நாங்க அந்த சந்துல நடந்துட்டு இருக்கோம். டக்குனு அங்க ஒரு ஓரமா ஒரு ஆட்டோ நின்னுட்டு இருந்து அதுக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டோம் அமைதியா
ஆ. அப்பாடி நல்லவேள, <chuckles> ம். ஐயய்யோ! இ எ ஓ! ஆட்டோக்குள்ள வந்து ஏறி உள்ள உட்காந்துட்டீங்க. அ அவுங்க அந்த நேரம் பார்க்கலயா! நீங்க உட்காந்தத அத நல்ல வேள, <chuckles> ம்.
ஆமாங்க. ஆமா. ஆமா. பார்க்கல. கடந்து போயிட்டாங்க. நல்ல வேலங்க அவுங்க போயே தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் அமைதியா இங்க உட்காரு! ஆ ஒண்ணும் இல்ல. அப்பிடின்னு சொல்லி நாங்க 10 நிமிஷம் அமைதியா உட்கார்றோம். அதுக்கப்பறமா அவுங்க நடமாட்டமே காணோம். அங்கேயே வந்து ஒரு குறுக்கு சந்து இருந்துச்சு. ஆ அந்த சந்துக்குள்ள போக எங்களோட விடுதி, வீடெல்லாம் வந்துரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில. நாங்க என்ன பண்ணோம்? அ இதான் சான்ஸ் இந்த சந்துக்குள்ள கரெக்ட்டா வந்து வந்துட்டோம். நம்ம போயிட்லான்னு சொல்லி, என்ன பண்ணோம்? ஓ ஓடிட்டோம் அந்த இதுக்குள்ள. ஆ ஓடி போயிட்டிருக்கும்போது நடந்து போயிட்டிருக்கும்போது, அந்த அமைதியா இருக்கும் இல்லயா! அப்போ வந்து இவுங்க 3 பேரு வந்து பைக்ல வந்ததுனால 3 பேரும் ஆள், ஆளுக்கு ஒரு பக்கம் தேட்றாங்க போல.
ம். ஓ! சின்ன சந்து. ம். ம். ஆ. சந்துக்குள்ள. ம். ஆமாங்க.

அப்ப வந்து எல்லாமே வாங்கிட்டே இருந்தோம் ஷாப்பிங் எல்லாம் முடித்து நடுவுல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜூஸ் எல்லாம் குடிச்சுட்டு நாங்க நின்னுட்டே இருந்தோம் ரொம்ப வந்து ஒரு 11:30 ஆயிடுச்சு. ஆ நேரத்தை பார்க்கிறோம்
ம். ஓ. இரவு ப இரவு 11:30 ஆயிடுச்சா?
ஆமாம். அந்தக் கூட்டம் பார்க்கறோம். அந் அந்த இடமே வந்து என்ன அப்படின்னா அந்த ஷாப்பிங்க்கான ஒரு இடம் தான் அது. அப்போ அங்க கூட்டம் பயங்கரமா கலஞ்சிடுச்சு யாருமே இல்லை ஒரு 10 பேர் தான் இருக்காங்கன்னும் போது பயங்கரமாக பயம் வந்துருச்சு எங்களுக்கு. சரி இங்கேந்து நம்ம கிளம்பிடலாம்னு பார்த்தா ஆட்டோ கிடைக்கல. நாங்க என்ன பண்ணோம் இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் தானே நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மெயின் ரோட்லேயே நடந்துட்டு இருக்கோம்.
ம்ஹ்ம். ஓஹ். சரிங்க. ம். கண்டிப்பா. ம். ஓ சரிங்க.
நடந்து போகும்போது ஆ எங்களுக்கு தெரியவில்லை ஒரு சந்துல வந்து ஒரு Tasmac கடை இருக்கு.
அஹ. ஓஹ் அச்சச்சோ. அ.
அப்போ என்ன ஆச்சு நாங்க நடந்து போய்கொண்டே இருக்கோம். ஒரு 10 பேர்.
ம்.
ஆ. பாக்குறாங்க எங்கள அங்க அந்த கூட்டம் கூட்டமே எங்கள பார்த்துச்சு. ஆ அந்த மாரி இருக்கவங்க அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா? வா
ஐயயோ! கண்டிப்பாங்க. நீங்க சொல்லம்போதே, மொத Tasmac அங்கனக்குள்ள இருக்கு. அந்த சந்துக்குள்ளங்கும் போதே, எனக்கு <chuckles> ஒரு அ பயம் வந்துருச்சு. "அய்ய யப்பா" அப்டின்னு. அதுவும் ம்.
கண்டிப்பங்க அந்த ஒரு நிச்சயமா, அப்போ அந்த 2 பேர் நாங்க போகிறோம். அந்த கூட்டமே எங்கள திரும்பி பாக்கிது. பாத்துட்டு நாங்க தனியா வேற இருக்கோம். ரோட்ல யாருமே இல்ல. அப்ப நடந்து போயிட்டே இருக்கோம். போகுது காரு வண்டில்லாம் போகுது. 1 2 தான் போகுது. அதுவும் கடந்து தான் போகுது. அப்ப என்ன ஆச்சு அப்டின்னா. நாங்க போயிட்டு இருக்கும் போது, அ ஒரு வண்டில பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்றாரு.
ம். ம். ம். ஐயயோ அப்பா. <chuckles>
யார்ன்னா, அங்க இருக்க நபர் ஒருத்தர். அப்போ நாங்க என்ன பண்னோம், என்ன அவ பயந்துட்டா. அ என்னடி பண்றது? அ கைல வேற இவ்வளோ பொருளு வச்சிருக்கோம். இப்படி தூக்கி போட்டுட்டு ஓடவும் முடியாது. பயமா இருக்கு. ஆட்டோ ஏதாவது வருதுன்னு பார்க்கலாம்ன்னா, ஆட்டோ இல்ல. யாருமே இல்ல. கண்டிப்பா, அப்ப நாங்க நடந்து போய்ட்டே இருக்கோம் அந்த மெயின் ரோட்ல. அ இத்தனைக்கும் மெயின் ரோடுங்க. யாருமே இல்ல.
ம்! கண்டிப்பா. ஓ. அச்சச்சோ. ம், ம். கண்டிப்பா அதுவும் 11:30 பொழுது நீங்க சொல்றீங்க. அதுவும் அந்த Tasmac எடங்கள்ல பொதுவா யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கம் போது. ம்.
அப்புறம் இன்னொண்ணு கண்டிப்பாங்க. நிச்சயமா, அப்போ மெயின் ரோடுங்க அப்டிங்கும்போது, போது நாங்க என்ன பண்ணிட்டோம், கிராஸ் பண்ணிட்டோம் அந்த பக்கம். அந்த பக்கம் கொஞ்சம் வீடுகள் மாரி இருந்துச்சு. உடனடியா வந்து யாராச்சும் தட்டிக் கூட நம்ப வந்து உதவி கேட்கலாம். அப்டிங்குற ஒரு மனநிலைமைக்கு என்ன பண்னோம், அந்த சைடு வந்து போய்ட்டோம். போகும்போது, அங்க வந்து என்ன ஆச்சு? அங்க தான் போய்ட்டோன்னு பாத்தா, அவுங்க யூ டர்ன் எடுத்துட்டு திருப்பி அங்கேயே வராங்க.
ம். ம். ஓ.